கண்டிப்பா. அ அ அ அது பாடுனது வந்து டிஎம்எஸ், ரொம்ப அழகா இருக்கும். பாடல்.
ஆ. சரி.
அவளுக்கென்ன, அழகிய முகம் அவளுக்கென்ன, இளகிய மனம் நிலவுக்கென்ன, இளவினில் வரும் இரவுக்கென்ன, உறவினில் வரும் உறவுக்கென்ன உயிருள்ள வரை தொடர்ந்து வரும். ஒரு காதல வந்து எவ்ளோ அழகா வந்து சொல்றாரு.
ரொம்ப அருமையா பாட்றீங்க! சூப்பரா இருக்கு. சரிங்க.
ஆமா. <laughs> இது இதுல என்னன்னா, அது ஆசிரியர்கள் நம்மளோட வினா, விடைத்தாள்கள திருத்தும்போது, அவுங்க பாடலா வந்து அத பாக்க மாட்டாங்க. இந்த மேற்கோள் எல்லாத்தையும். சரிங்களா? இவங்க வந்து ஏதோ ஒரு தலைவர்கள் எழுதிருக்குறாங்க, ஏதோ சிந்தனையாளர்கள் எழுதிருக்குறாங்க, சொல்லிருக்காங்கன்னு மேற்கோள் மாரிதான் பார்ப்பாங்க. அதனால ஒரு முறை கூட எங்களுக்கு இது எந்த சினிமாவுல இருந்துடா எடுத்த, அப்டிங்கற மாரி யாருமே கேட்டதே கெடையாது. நான் இந்த யுக்திய
ஆ. ஆ. ஆமா. ஓ! நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த பாடல எழுதி ஒரு தலைவனும், தலைவிக்கும் உள்ள காதல வந்து நீங்க சொல்றதுக்காக நீங்க எழுதியிருப்பீங்களா?
ஆமா. ஆம். <laughs> அப்டி சொல்லுவோம். இல்லாட்டி சும்மா ஏதாவது ஒரு லைன் எழுதி, இந்த மாரி இந்த சிந்தனையாளன். இவரு பேரு வந்து வில்லியம், அ, இது, அப்டிங்கற மாரி, நம்ம ஏதாவது ஒரு ஆங்கில பேரையும் போட்டு இவங்க இப்டி சொல்லிருக்காங்க, இதப்பத்தி அப்டின்னு சொல்லி எழுதுவோம். அவுங்க அது அது ஒண்ணும் ஆமா, அவங்களுக்கு என்ன தெரியப்போகுது? இல்லையா? <laughs>
ஓ! அப்டியா? ஆ. <laughs> சரிங்க. ஆ. இப்படி கூட எழுதலாமா? சரி. அப்ப மார்க்லாம் போடுவாங்களா?
அதுனால அது ஒரு நல்ல யுக்தியா இருந்துச்சி. அது ஆமா. அத கண்டிப்பா. அவுங்க என்ன பாக்கவா போறாங்க? எந்த புத்தகத்துல அது இருக்கப்போவுது. ஏன்னா, மொதல்ல வந்து அந்த லைன் வந்து அந்த வரிகள் இல்லவே இல்ல எங்கயுமே, 1. நம்பர் டூ. அந்த நபரும் இல்லையே. யார்ட்ட போய் கேப்பாங்க? <laughs> இல்லையா? அந்த மாதிரி இத நம்ம இது எப்டி அந்த கற்பனைத்திறன் வரும்னு கேட்டீங்கன்னா, நம்ம நெறைய இசைகள், நம்ம பாடல்கள் நெறைய கேட்க கேட்க, நெறைய புதிய, புதிய வார்த்தைகள். அதெல்லாம் கேட்க கேட்க நம்ம உணர்ச்சிகள வந்து பாடல்கள் மூலமா கற்பனை நயத்துல வந்து நம்ம கொண்டு போறப்போ, அது கண்டிப்பா, ம் ப்ரும் மிகவும் எளிதாக வரும்.
சரி. ம். ம். சரி. எப்பா, சரி. அ. சரி. ம்.

அவுங்களுக்கு ரொம்ப பொறாமையாயிருச்சு. அதனால என்ன பண்ட்டாங்க, அந்த ஆண்டு விழா கல்ச்சுரல்ஸ் அப்போ வந்து எங்கள கூப்பிடல. சரி கூப்டாதீங்க. நாங்களும் வரல்ல அப்டின்னு சொல்ட்டு, நாங்க பாட்டுக்கு இந்த பக்கம் செலிபிரேஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். நாங்க உள்ளே வரமாட்டோம். ஆனா அந்த ஹாலுக்கு வராம நாங்க வெளியவே நின்னு நாங்க கத்துவோம் அப்டின்ட்டு, அதுக்கு ஒரு ஒரு தீம் மியூசிக் எடுத்தாங்க பசங்க. எப்டின்னா சூரியன் படத்ல வந்து ஆ சூரியன் அப்டிங்கிற ஒரு படம் வந்திருந்துச்சு. அதுல கவுண்டமணி அவருவந்து ஒரு அரசியல்வாதி மாரி காட்டியிருப்பாங்க. ஆ சரத்குமார்லாம் இருப்பாரு. அதுல வந்து ஒரு நகைச்சுவை காட்சி என்னன்னா, இந்த காட்ல இருக்ற காட்டுவாசிங்கல்லாம் வந்து ஒரு திருவிழாக்காக பூ மிதிக்கும் திருவிழாக்கு அப்டின்னு சொல்ட்டு கூட்டு போவாங்க. அப்போ ஒரு மியூசிக் போடுவாங்க. டசுக்கு, டசுக்கு, டசுக்கு, டன் டன் டசுக்கு, டன் டன் டன் அது மொ அந்த ஒரு இ இசை போடுவாங்க.
ம். அடடா! ம். ம் சரி. அ. அப்டியா? ம். சரி. ம். சரி. சரி. ம். அழகா தான் இருக்கு. சரி, சரி, ஆ பாருங்க மியூசிக் எது எது எதாவது சொல்லுவாங்க. மியூசிக் இந்த சாதனங்களே இல்லாம அழகா நீங்க வாயாலயே எவ்ளோ அழகா மியூசிக் போட்றீங்க. சரி.
அந்த இசை வந்து <laughs> இல்ல அதெல்லாம் வந்து நம்மள சுத்தி இருக்குற மக்கள் வந்து, செய்ற விஷயம் நமக்கு எது புடிக்குதோ, அது மைண்ட்ல அப்டியே நிக்கும். எத்தன வயசு ஆனாலும் சரி. 50, 100 ஆனாலும் சரி அப்டியே நிக்கும். உதாரணம்.
ம். அருமையா இருக்குங்க, அருமையா இருக்கு. அ சரி, என்ன பாட்டு பாடுனீங்க அப்ப.
இது பாட்டு கெடையாது, இது அந்த நகைச்சுவையோட ஒரு இசை மட்டுந்தான். இசை மட்டும் அப்டியே வந்து அ அது எங்களுக்கு அந்த் அதுவரையும் அந்த இசை இருக்குன்னு தெரியும். ஆனா அந்த இசைய நாங்க வந்து உபயோகிச்சதே கெடையாது. எப்போ இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்து நாங்க அத உபயோச்சமோ, அது எங்க மனச விட்டு நாங்க அ போகவே இல்ல. அது இப்ப கூடஒ ஒ ஒரு சில வசனங்கள்லாம் சொல்லுவேன். ஐம் ஐம் வெரி ஹேப்பி ஸ்டார்ட் மியூசிக் அப்டின்னு சொல்லி சொல்லுவானுங்க பசங்க.
ஓ! அ. போகவே இல்ல. ம் ம். ஆமா, ஆமா, ஆமா. இப்ப தான் அந்த மியூசிக் வருது. ஆமா, ஆமா, ரெடி ஸ்டார்ட் ஆ இப்பதான் ஞாபகம் வருது. அத கேட்டாலே இப்ப நெறைய ட்ரெண்டிங்கில அது போயிட்டு தானே இருந்துச்சு. ஆ பரவா அதாவது உங்க அ அவங்கள வெறுப்பேத்துறதுக்காக நீங்க பண்ண ஒரு விஷயம் இல்லையா அது?
ஆமா. ஆ. கண்டிப்பா ஒரு விஷயம். ஆமா. அவுங்கள வெறுப்பேத்துறதுக்காக நாங்க பண்ணது, அப்டியே எங்க மனசுலயே நின்றுச்சு.
ஆமா பண்ணது. அதனால இந்த பாடல் இந்த இசையெல்லாம் கேட்கும்போதெல்லாம், அவுங்க இந்த ஞாபகம் உங்களுக்கு வரும் இல்ல?
கண்டிப்பாங்க. அது அந்த ஞாபகம் வரும். நான் என்ன பண்ணுவேன். அ ஃபோன் எடுத்து யாரெல்லாம் ரொம்ப நெருங்கிய நண்பர்களோ, இப்போ வரையும் யாரெல்லாம் வந்து டச்ல இருக்காங்களோ ஃபோன் பண்ணி பேசுவேன். இந்த மாரி இப்டி ஞாபகம் வந்துச்சுரா, இந்த மாரி இந்த விஷயத்த பார்த்தேன். திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. அதான் உனக்கு வந்து ஃபோன் பண்ணேன். எப்டி இருக்க? என்ன ஏதுன்னு நான் வந்து கேட்டுப்பேன். இதெல்லாம் ஒரு நினைவ வந்து ஊட்டுது இல்லயா? நண்பர்கள் இருந்தாங்க.
ம். பரவால ப கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப அழகா ஆமா, ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது ஒரு பாடல் இல்ல பல பாடல எடுத்து ஒரு நினைவு இந்த இந்த பாடல்லலாம் படிச்சா, எனக்கு இந்த இந்த நினைவெல்லாம் வரும். என் நண்பர்களோட சேர்ந்தது ஆ அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா பாடியும் காமிச்சிங்க. உங்க குரல் வளமும் ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப அழகா என்கிட்ட, சந்தோஷமா பகிர்ந்துக்கிட்டதில மிக்க நன்றிங்க.
ம்.